இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு நெறையா விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்குறாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் பாக்கும் போது, நம்மளோட கலாச்சாரம் வந்து எங்கயோ போயிட்டு இருக்கே அப்டிங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ கூடப் பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா, நான் ஒரு விஷயம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது அ ஒரு பெண்ணுக்கு வந்து சாரி கட்டுறதுக்காக வந்து, ஒரு ஆண வந்து, மலேசியால இருந்து கூட்டிட்டு வந்து, ட்ரேப்பிங்க் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சாரி கட்டி, அத வந்து வீடியோ எடுத்துப் போடுறாங்க. இதெல்லாம் பாக்கும்போது, ஒரு பெண்ணா எனக்கே வந்து கோபம் வருது. நீங்க உங்களோட பார்வைகள் என்னவா இருக்கு? இந்தச் சமூக ஊடகங்கள் எந்த அளவுக்கு கலாச்சாரத்த மாத்திட்டு இருக்கு? அதப் பத்தி கொஞ்சம் பேச முடியுங்களா?
ஆ, கண்டிப்பா. ஏன்னா வந்து, எல்லா விஷயத்துலயும் நன்மைகள் தீமைகள் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அத நாம பாக்குற பார்வைய பொறுத்து நம்ம ஏதாவது உபயோகிக்கணும்னு சொல்லி. சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஒரு நன்மைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30% சொல்லுவேன் என்னப் பொறுத்தவரைக்கும். மீதி இருக்கிற 70% பாத்தீங்கன்னா, நமக்குத் தேவையில்லாத விஷயங்களையும், அ நம்மள வந்து வேறு ஒரு தேவையில்லாத வழிக்கு நம்மளைய, வ வ வாழ்க்கை மாத்தி இழுத்துட்டு போற மாதிரியான விஷயங்கள்தான் பண்றீங்க. உதாரணத்துக்கு நீங்கச் சொன்ன விஷயம் வந்து நானுமே பாத்திருக்கேன். அ அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, உதார நம்ம ஒரு கலாச்சாரமா, ஒரு குடும்ப சார்ந்த நடக்கிற விழாக்களையே, அ இல்ல ஒரு பெ பெண்ணுக்கு ஒரு தனிப்பட்ட விஷயங்களா கூட இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்களை போடுறாங்க. உதாரணத்துக்குப் பாத்தீங்கன்னா, மிந்திலாம் பாத்தீங்கன்னா, வளகாப்பு அப்டின்னா வந்து குடும்பத்துல இருக்கவங்க நபர்களை மட்டும்தான் வரச் சொல்லுவாங்க. பக்கத்துல, அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க வரச் சொல்லிட்டு, கை நெறையா வளையல் போட்டு, அத ஒரு விழாவா கொண்டாடி, சாப்பாடு பரிமாறி, திருப்தியா கொண்டாடிட்டு கணவனோடையும், குடும்பத்தோடையும் புகைப்படம் எடுத்துக்கிடுவாங்க. அது பத்திரமா ஆல்பம் போட்டு வச்சிருப்பாங்க.
செரிங்க. ஆ செரிங்க. ஆமாங்க. ம்.
பெரும்பாலும் அந்த வயிறு கூட வெளிய தெரியக் கூடாதுன்னு சொல்லி, அளவு கூடத் தெரியக் கூடாதுன்னு சொல்லி சுத்தி நல்ல சேல எல்லாம் திக்கான சேலதான் உடுத்துவாங்க பெண்கள்.
கண்டிப்பாங்க. ஆமாங்க.
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ இந்தக் குழந்தைகளுக்குப் பிறப்பதற்க்கு முன்னாலே ஒரு சூட்டு அப்டின்னு போட்டு, ஆ அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா அந்த வயிறு தெரியுற மாரி கூடப் புகைப்படங்கள் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்குப் பாத்தீங்கன்னா, அது சாதாரண குடும்பத்தைச் சார்ந்த பெண்களா இருக்க மாட்டாங்க. ஒரு மாடலா இருக்குறவங்க இல்ல ஒரு ந ஒரு திரைப்படத்துல நடிகையா இருக்கறவங்க இல்ல ஒரு நாடகத்துல நடிகைகளா இருக்குறவங்க. இல்ல ரொம்ப மாடர்னா இருக்கணும்னு நெனச்சுக்கிட்டு அவுங்க பண்றவங்க என்னன்னா, அந்த மாரி புகைப்படங்களை எடுத்துத் தன்னோட, ஓ அதாவது தாய்மைங்கிற ஒரு விஷயத்தையே வந்து கீழ இரக்கற மாரியான ஓ இதாத்தான் நான் பாக்கிறேன். இது ஒரு உது
ஆமா, ஆமாங்க. ரொம்ப செரியா சொல்றீங்க. இந்த விஷயம் ரொம்பவே வந்து உணர்வு பூரியமான விஷயம் தான். நானும் கூட அதெல்லாம் பாத்திருக்கேன். அத கூட அந்த வயிறு தெரியற மாதிரி போடுறாங்க. அதுலயும் ஒரு ஆர்ட் மாரி வரஞ்சு, அதே வேற எடுத்துப் போடுறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்றதுனே தெரியல. ஏன்னா அந்த அத வரையும் போது அந்தக் கொழந்தைக்கு ஏதாவது அசைவுகள் வந்திருக்கலாம். இதெல்லாம் நினைச்சே பாக்கிறதில்ல போல. இல்லைங்களா?
ஆமா. அதாவது தனிப்பட்ட விஷயங்கள்ன்னு ஒண்ணு இருக்கு. பொது இடத்துக்குக் கொண்டு வர விஷயங்கள்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2க்கும் முண்டான எல்லைக் கோடுகள் வந்து சமூக வலைதளங்கள்ல மீறப்படுதுன்னுதான் நான் நெனைக்கிறேன். ஆ உ அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரீல்ஸ்ன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்பறம் ரொம்பவே வந்து இது மாறிச்சுன்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு, ஒரு அம்மாவும் பையனும், அப்பா, அம்மா, பையன் 3 வேரும் சேந்து ரீல்ஸ் போடுறாங்க.
ம். ஆமாங்க. சரிங்க.
அந்தப் பையனுக்கு வந்து, அதாவது ஒரு படிக் அவனுக்கு இது என்ன மாரி எண்ணத்த கொண்டு வரும்னா, ஒரு அவனோட வயதுக்குத் தகுந்த உடைகள போடாம, ரொம்ப அல்ட்ரா மாடர்ன்னா உடை அணிய வச்சு, அவன படிக்கறதுக்காண்ட ஆர்வத்தை கொறைச்சு, அ ஒரு 10 வயதுல இருக்குற பையனுக்கு 17 வயது பையனோட விஷயங்களக் காட்டி அவங்க அந்த ரீல்ஸ்ஸ உருவாக்கறாங்க. அ உதாரணத்துக்கு ஒரு அப்பா, அம்மா ரெண்டு பேரும் காதல் பண்ற மாரி ஒரு 10 வயது பையனோட சேத்து வச்சு ரீல்ஸ் பண்ணும்போது என்னாகும்? அந்தப் பையன் வந்து கண்டிப்பா படிப்புல அவனுக்கு அதுக்கப்புறம் அக்கறங்கறதே வராது.
ஆ, சரியா சொன்னீங்க. நிச்சயமாங்க. ஏன்னா அந்த ஆர்வத்த வந்து அதுல அவங்க அதிகமா காட்டுறதுனால, படிப்பு மேல உள்ள ஆர்வம் வந்து கண்டிப்பா கொறைஞ்சிரும். இல்லீங்ளா?
ஆமா. படிப்பு மேல ஆர்வம் குறையும். அவனால எதிர்காலத்துல அவன் என்ன நினைப்பான்னா, ஓ இது வழியா நம்ம வந்து ஒரு பெரியது அ வருமானம் அடையலாம், அப்டிங்கிற மாரி ஒரு எண்ணத்துக்குப் போயிரும் அதவரான. ஆனா, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஏதாது துறைல வேலை பாத்துட்டுருப்பாரு. இதை வந்து ஒரு ஹாபியா தொடங்குனவரு வந்து, இந்த மாரி ஒரு தனக்கு அடுத்து வர சந்ததியினர்ட்ட வந்து அ ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உட்டுருவாரு இந்த மாரி விஷயங்கள்னால.
ஆ! ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. அந்த மாரிலாம் கூட இப்ப தான் நடந்துக்குட்டுருக்கு. நீங்க அததான் வந்து முன்வைக்கிறீங்க. வேற என்னனன்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க? நல்லது இருக்கு, கெட்டது இருக்குன்னீங்க. நீங்க எதா ம்.
ஆமா. நல்லதுன்னா பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்குப் பாத்தீங்கன்னா, இப்ப வெளிநாடுகள்ல வந்து நம்ம பலதரப்பட்ட கலாச்சாரங்கள்ல ஒவ்வொரு கலாச்சாரங்களுக்கும் ஒவ்வொரு விழாக்கள் கொண்டாடுவாங்க. மதம் சார்ந்து, இனம் சார்ந்துன்னு. உதாரணத்துக்கு, அ கு நம்ம அ இந்தியா வந்து பல மத மதங்கள் சார்ந்த நாடுங்கறதுனால நம்ம கிறிஸ்மஸையும் கொண்டாடுவோம், அ மிலாடிநபியும் கொண்டாடுவோம். இப்ப இந்த இன்னைக்கு இருக்குற உலகம் வந்து எல்லாம் கைக்குள்ள அடங்குன உலகம் தான. உங்களுக்கு அமெரிக்கால என்ன நடக்குதுங்கறத இங்க இருந்தே பாத்தர்லாம். அப்படி இருக்கும்போது, இப்ப அங்க வந்து இந்த ஹாலோவின்ங்கற இந்த விளையாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. கல்ட்சர் மாரி.
ஆமாங்க. கண்டிப்பா. வெளிநாட்டுது, இல்லீங்களா?
அதெல்லாம் இங்க இருக்கன் ஆமா. வெளிநாட்டுல ஹாலோவீன் க இதுன்னு சொல்ட்டு, அந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தை ஹாலோவீனுக்காக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இப்ப ஊர்ல எடுத்துக் கொண்டாடுறது, இங்கெல்லாம் பெரிய பெருநகரங்கள்லலாம் அதை பண்ணுவாங்க. ஆ வேற என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோலி பண்டிகை பாத்தீங்கன்னா, அ முந்தி வந்து உங்களுக்கு வட இந்தியர்கள் மட்டும்தான் கொண்டாடுனாங்க. இன்னைக்கு வந்து நகரத்துல இருக்குற எல்லாருமே தன்னோட நண்பர்களுக்காகவும், இல்ல சமூக ஊடகத்துல நானும் கொண்டாடுறேன், அப்படின்னு ஒரு பதிவ போடுறதுக்காகவும் கொண்டாடுறாங்க, கொண்டாடிப் போடுறது. இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்
ம். ஆமாமாங்க. நீங்க அதை ஒரு நல்ல விஷயமா பாக்குறீங்களா? இல்லீங்களா?
ஆ, இது வந்து நமக்கு ஹ இப்போ ஓது பண்டிகையாத்தானே கொண்டாடுறோம், அதனால அது பெரிய பிரச்சனை இல்ல. இன்னொரு நல்ல விஷய இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, வந்து நமக்கு ஒ அ உதாரணத்துக்கு வந்து இப்ப சில பேரு பாத்தீங்கன்னா, அ ஒரு பெண் ஒரு பழைய தலைமுறை ஆளுக வந்து ரொம்ப அடக்குமுறையோட உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க ஒருவேளை குடும்பத்தையே அடக்கி, அ பெண்களுக்குப் போதுமான சுதந்திரம் குடுக்காம இருந்துருக்கலாம். இன்னைக்கு உள்ள இதுல சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்துட்டு, சில பேர் வந்து, இது சா ப பலதரப்பட்ட மனநல நிபுணர்கள்லாம் வந்து பேசுவாங்க, சமூக ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு வீடியோ வச்சு. ஒரு மனநலம் சார்ந்த வீடியோக்கள் போடும்போது, அத வந்து வ் அந்த மாதிரி நபர் பாக்கும்போது, அவரோட மனநலம் மார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்
ஆ. ஆ. கண்டிப்பா. சிறப்புங்க. ம். ஆ, கண்டிப்பாங்க. அதாவது இன்னைக்கு இருக்க, அ டெக்னாலஜில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் வந்து கைல வச்சிருக்காங்க. வயதானவங்களுக்கு கூட வாங்கி கொடுத்தர்றாங்க. ஏதாவது ஒரு வகைல வந்துட்டு, அவங்களுக்கு அது வந்து ஒரு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்டிங்கம் போது, கண்டிப்பா அந்த வீடியோஸ் அவுங்க பாப்பாங்க. அவங்களோட மனநிலை மார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லீங்களா?
உண்மதான் அது. அது மார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அய் அதாவது முழுதும் மாறல்லேன்னா கூட, கொஞ்சம் கூட அவரு தன்னோட வ நடைமுறையப் பத்தி அவரே இதுகூட யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும்.
ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
இ இது போகப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அ, இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்து ஒருத்தங்கள்ட்ட வந்து நம்ம பேசுறதுக்கு நம்மளோட ஒரு நம்மளோட, அ எண்ணங்கள வெளிப்படுத்துறதுக்கு வந்து, இப்ப எழுத்துக்கள் மூலம் எழுதணுவுக பண்ணணுங்கூட அவசியம் இல்ல. இப்பெல்லாம் அந்த எமொஜிங்கிற ஒரு மெமே போடுறது இல்ல, எமொஜி போலி இந்த உருவ அமைப்ப போட்டு நகைப்பா போடுறதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமாயிருச்சு.
ஆ, ஆமாங்க.
எனக்கே இப்ப க நம்ம கைப்பேசியில எடுத்துப் பாத்தோன்னா, அதுல அத்தன எமொஜி இருக்கு நமக்கே தெரியாது. அதப் போய்ப் பக்கத்துல வச்சு தொட்டுப் பாத்தா தான் தெரியுது. என்னென்ன ரியாக்ஷனுக்கு அப்டின்னு சொல்லி. நமக்கு இயல்பா தெரிஞ்சது என்னன்னா, சாதாரண ஒரு சிரிப்புனா 1, அழுகைனா 1 இந்த 2 தான் தெரியும்.
<chuckles> கண்டிப்பா.
இப்போ, ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா. அந்த ம்.
ஆனா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா <chuckles> எல்லா எல்லாவோட ரியாக்ஷனுமே அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்ளோ வச்சிருக்காங்க இல்லையா?
ஆமா. அ, அது போக முக்கியமா நான் வந்து அதிகமா உபயோகிக்கிறதுன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா என்னோட நெருங்கிய நண்பர்களோட மீம்ஸ்ஸ பகிர்ந்துக்கிடுவேன். மீம்ஸ்ன்னு உள்ள போனா பாத்தீங்கன்னா, அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதாவது நான் ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு சொல்லன்னு சொல்ட்டு, 0:30 மணி நேரத்துக்கு வெறும் மீம்ஸ மட்டுமே நம்ம பகிர்ந்து கிட்டு இருப்போம். இதுக்கு இது பதில். அதுக்கு பதில்ங்குறது.
ஓ! மீம்ஸ் மூலியமாவே வந்துட்டு, உங்களோட இத வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல வர்றீங்க.
அ. ஆமா. மீம்ஸா இருக்கட்டும், இன்னொன்னு வந்து இந்த இது கிஃபு அப்படிம்பாங்க. வ அது ஒரு வகையான இது மொபைல்லயே இருக்கும்.
ஆ.
அந்த இதுவும் பாத்தீங்கன்னா, அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். சி மீம்ஸ விடச் சின்னதா இருக்கும். அந்த மாதிரி நாம பகிர்ந்து கொள்வோம். எண்ணங்களை பேசிக்கிடாமா பகிர்ந்துகிறதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஆனா, இது கலாச்சாரத்துல சில இன்னும் வந்து ஒரு, அ பிரச்சனை என்ன உருவாக்குது அப்படின்னா, இப்ப ஆ இடையில வந்து இப்போ ஒரு இப்ப ஏதாவது ஒரு விஷயத்தப் பத்தி பரப்புறாங்க. ஒரு, ஒரு தவறான செய்திய வந்து ஒரு பிரபலமான ஒரு சமூக வலைத்தளங்கள்ல இன்ஃபுலுயன்சர் பரப்புறாங்க அப்படின்னா, அத பின்தொடர்றவங்க வந்து அது அப்படி தான் இருக்குமோங்கிற ஒரு எண்ணத்துக்குத் தர்றாங்க.
ஆ. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்போ இதெல்லாம் ஒரு சைட் இருக்கட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ அதாவது ஊடகங்கள் வழியா வந்துட்டு, அ நீங்கச் சொல்ற மாதிரி தவறான விஷயங்கள் வந்து பரப்பும்போது, அது ரொம்ப அதிகமா ரீச் கொடுத்துருது. அதனால அந்த இன்ஃபுலுயன்சர் வந்துட்டு, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாரி கூட ஆயிட்றாங்க, ஒரு சில பேர் நான் பார்த்திருக்கேன். நீங்க அதைப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி பண்றது ரொம்ப தவறுதானே?
ம்ஹ்ம். யாருக்கு மனநலம் பாதிக்கப்படுதுங்கறீங்க? இன்ஃப்ளுயன்ஸர்க்கா?
அதாவது க சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்டவங்க வந்துட்டு தவறான பா இப்போ அவங்க மேல ஒரு தவறான பதிவு வந்துட்டு ஊடகங்கள்ல பரவும்போது, அது தவறா? சரியான்னு? கண்டுபிடிக்கறதுக்குள்ளேயே வந்துட்டு, தவறுன்னு முடிவு பண்ணி, எல்லாரும் சேர்ந்து அத வந்து பரப்பிடுறாங்க. அப்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே ஒரு மனநலம்ன்றதை விட ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க இல்லீங்களா? அதைப் பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அது உண்ம தான். ஆனா, வந்து அந்த அளவுக்குச் சமூக வலைத்தளங்கள்ல இன்ஃப்ளுயன்ஸரா இருக்குறவங்க பாத்தீங்கன்னா, இந்த ரெண் எ அதோ அதோட ஒரு அ மோசமான முகத்தையும் பத்தி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ம இந்த சமூக வலைத்தளங்கள்ல நம்ம இந்த மாதிரி நமக்கு எதிரா கருத்துக்கள் தெரிவிக்கறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க தெரியும். ஏன்னா அது 2 பக்கமும் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் அரசியல் கருத்தைப் பத்தி இப்போ அ ஒ நான் கடைசியா துரந்தர்ன்னு ஒரு படம் பாத்தேன். ஹிந்தில வந்த படம். அந்தப் படம் என்னன்னா தேசிய அரசியலைப் பத்தி பேசுற படம். அதாவது வலதுசாரி அரசியல் நாட்டோட அ தேசிய, அதாவது நேஷ்னலிஸ்ட்டா இருக்கறவங்கள பத்தியான படங்கள். நாடு மேல அக்கறை உள்ளவங்க இந்தப் படத்தைப் பாத்து சந்தோஷப்படுவாங்க. அதனால அந்தப் படம் வந்தப்போ பாத்தீங்கன்னா, அ மக்கள தேசியவாதிகள் வந்து நல்ல கருத்து உள்ள வீடியோக்களைப் பாத்து இதைப் பத்தி ரொம்ப பெருமையா வீடியோக்கள் நெறைய போட்டாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இடதுசாரிகள் பாத்தீங்கன்னா இப்போ அ இடதுசாரி கட்சிகளோ, இடதுசாரிகள் அ ஒரு விமர்சகர்களோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா? இது வந்து அ சரி இல்ல. இவங்க வந்து எந்நேரம் பார்த்தாலும் பாகிஸ்தானப் பத்தி படம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் பரப்புறாங்க. இப்போ வந்து இது வலதுசாரி அரசியல் காரங்க வந்து இவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிக் கவலைப்பட்டாங்கன்னா. கண்டிப்பா அவங்களால வீடியோக்கள் போட முடியாது.
சரிங்க. ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா.
ஆனா, இது எந்த விதத்துல பாதிக்கப்படுது அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து ஒரு காலத்துல ஒரு நடிகரப் பத்தியான, அ தனிப்பட்ட வீடியோக்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டு ரொம்ப பிரச்சனையாச்சு.
ம்.
அந்த மாரியான ஒரு தவறான வி விதத்துல செய்திகள் வரும்போது உண்மையில அவங்க மனநில பாதிக்கப்படும். அதனால அவங்க வந்து அந்த பரப்பினவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாமே தவிர, ஆனா, அந்த வருத்தங்கறது இருக்கத்தான் செய்யும்.
நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க. வேற என்னென்ன மாரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் வந்துட்டு, அ, கலாச்சாரத்த வந்துட்டு மாத்திட்டுருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க?
அ, உண்மையில என்னன்னா, இப்போ வந்து இந்த அ, மெட்டா, அது போக எக்ஸ்ங்கிற ஒரு தலைகள்ல பாத் தளங்கள்ல பாத்தீங்கன்னா, அ மக்கள் வந்து தன்னோட குரல்கள எழுப்ப முடியுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப கடைசியா வந்து இப்ப இந்திய அணி வந்து டி-டுவென்டி தொடந்து விளயாண்டுகிட்டு இருந்தாங்க. அதுல வந்து சுப்மன்கில்ல வந்து வைஸ் கேப்டனா கொண்டு வந்திருந்தாங்க உள்ள, ஒரு 6, 8 மேஸ மேச்சுகளாவே தொடர்ந்து. ஆனா, அவரால வந்து அதுல விளயாடக்கூடிய திறம அவர்ட்ட இல்லை. டி-டுவென்டில விளையாடக்கூடிய திறம அவர்ட்ட இல்ல. அவரு டெஸ்ட்லயும், ஒன் டேலயும் நல்லா விளயாண்டுட்டு இருந்தாரு. ஆனா ஒரு கோச் வந்து தன்னோட இத வந்து இன்ஃபுளூயென்ஸ யூஸ் பண்ணி இவரத் தான் கொண்டு வரணும்னு சொல்லி அவரால வந்து, ஸ் டீமோட காம்பிநேஷனே நெறைய பாதிக்கப்பட்டுச்சு. அ, அணி ஜெயிச்சிட்டு இருந்தாலும் மக்கள் வந்து ரசிகர்கள் வந்து குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு சஞ்சு சாம்சனுக்கு நல்லா விளயாண்டவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி, எல்லாரும் வந்து அவங்க கருத்துக்கள சமூக வலைத்தளங்கள்ல வந்து எ தொடர்ந்து எழுப்பிட்டே இருப்பாங்க. ஆமா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்கப் போய் பாத்தீங்கன்னா அது யாராவது ஒருத்தங்க குறித்த டிரெண்ட் டிரெண்டு ஓடிக்கிட்டே இருக்கும்.
சரிங்க. பதிவு பண்ணிட்டுருந்தாங்க. ம். ஆமாமாங்க.
அந்த மாதிரி விஷயங்கள் YoutTubeகுள்ள நிறைய வீடியோக்கள் போடுறது. இதெல்லாம் பாத்து இன்னைக்கு வந்து, இது வந்து உண்மையில ரசிகர்கள வந்து கோபமடைய வைக்குதுன்னு சொல்லிட்டு பி.சி.சி.ஐயே வந்து இன்னைக்கு உலக டி20க்கான அந்த அணிய அறிவிக்கும் போது சுப்மன் கில்ல அணியிலிருந்து எடுத்துட்டாங்க.
ஓ!
ஏன்னா இன்னைக்கு அதாவது அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சமூக வலைத்தளங்கள் வந்து இன்னைக்கு ஒரு மக்களோட ஒரு குரல் மாதிரி தான் பாக்குறதுனால, அ பெரிய, பெரிய நிறுவனங்களோ, இல்லாட்டின்னா வந்து ஒரு இந்த மாதிரி அரசியல் அமைப்புகளோ, இல்ல விளையாட்டுத் துறையில உள்ள தலைவர்களோ அது குறித்து அதோட பார்வையை மக்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க. மக்களோட குரலா பாக்குறாங்க.
ம். கண்டிப்பாங்க. அதாவது சமூக வலைதளத்துனால, அ சில விஷயங்கள் வந்து மக்களோட குரலா பார்க்கிறதுனாலதான் அந்த ஒரு சில விஷயங்களும் வந்து நடக்குதுன்னு சொல்ல வர்றீங்க. இல்லீங்களா? அதிலிருந்து தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள் வந்து என்ன அ விரும்புறாங்க? அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் மா மாற்றங்கள் வருதுன்னு நீங்க சொல்ல வர்றீங்க, இல்லீங்களா?
உண்ம தான். அது போக இன்னொரு முக்கியமா ம வி மக்கள் என்ன பாக்கணும் அப்படின்னா, இப்ப நெறைய திரைப்படங்கள் வரும். உதாரணத்துக்கு வந்து ஒரு கல ஒரு கலாச்சாரமும் ஒரு மதத்த ச தாக்குற மாதிரி படங்கள் நெறைய எடுத்து வெளியிடுவாங்க. அந்த மாதிரி படங்கள வந்து அ அதே விஷயத்த ரசிக்கிற ஒரு இன்ஃப்ளுயன்ஸர் வந்து, "அந்த படம் நல்லா இருக்கு. இது சரி தான்." அப்படின்னு சொல்லிச் சப்பு கொட்டி பேசும்போது, ஒரு சாதாரண மனிதனா வந்து நம்ம அத வந்து உடனே வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோன்னா, நாளைக்கு நமக்கு தான் கலாச்சார சீர்கேடுங்குறதும் வரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இடையில பேட் கேர்ள்ன்னு ஒரு படம் வந்தது தமிழ்ல. வந்ததும் தெரியல போனதும் தெரியல. போயிருச்சு படம். ஆனா அந்தப் படம் ப அதாவது ஃபெமினிசம்ங்கறது வேற. அந்தப் படத்துல காட்டப்பட்ட விஷயங்கள்ன்றது வேற.
கண்டிப்பா. ம். ஆமாங்க.
அந்த மாதிரி உள்ள படங்கள வந்து ஒரு இன்ஃப்ளுயன்ஸர் வந்து பேசும்போது, அத வந்து நம்ம ஆதரிச்சு பண்ணோம்னா, அது வந்து நாளைக்கு அதே மாதிரி அடுத்தடுத்துப் படங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். அதனால அ இந்தப் படங்கள அதிகமா வந்து மக்கள் சில நேரத்துல பெய்டா வந்து இந்தச் சமூக வலைத்தளம் மூலமா வந்து காசு கட்டி ஆளுங்க வந்து இந்தப் படத்த பத்தி நல்ல விஷயங்கள பரக்கணும் பரப்பணும்னு நெனைப்பாங்க.
ஆ. கரெக்ட்டா சொன்னீங்க. பி.ஆர் மாரி. <chuckles>
அ ஒரு சாதாரண மனுஷனா, அதோட நல்லது கெட்டதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்தக் கலாச்சார மாற்றத்த வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம்.
கண்டிப்பாங்க. நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா சமூக ஊடகங்கள்ல, எந்த அளவுக்கு கலாச்சாரத்தை வந்து மாத்திட்டு இருக்காங்க. இல்ல வந்து, அ சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு நிறைய விஷயம் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு நெறைய டிஃப்ரென்ஸ் பண்ணி ரொம்ப அழகாவே சொல்லிட்டு இருந்தீங்க. ஆ உங்க கூட பேசுனதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
நன்றி, நன்றி.